ஆ. இல்ல அதான் காலைல வந்து இந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்துறதுனால, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான. நமக்கு ஒரு மன, ப பாட்ட கேட்டுக்கிட்டே, ஏதோ ஒரு செய்யல நமக்கு ஒரு, அந்த நேரம் ஒரு நல்ல இதா தான இருக்கும் மனநிலை. ம்.
ஆமா. ஆமா, கண்டிப்பா, கண்டிப்பா. அ, சில நேரம்லாம் நம்மளுக்கு அந்த போன போட கூட நேரம் இருக்காது. ஏதாச்சும் ஒரு நாள் நம்மளுக்கே, உ உடம்பு முடியல அப்டினம் போது, <tsk> நம்ம அந்த நேரத்துல நம்ம சமைக்கிற மாரி தான் இருக்கும். அப்படினம் போது, அந்த நேரத்துல ரொம்ப டயர்டா எழுந்து வந்து சமைக்கும் போது, <tsk> எப்டியாச்சும் இத ஒழுங்கா சமச்சு முடிச்சிரனும், அந்த ஒரு எப்டியா சமைச்சு சீக்கிரமா வேலைய முடிக்கணும் அந்த ஒரு நெலமை தான் இருக்குமே தவிர்த்து, அந்த நேரத்துல பாட்டு கூட போட நம்மளுக்கு <tsk> முடியாது. அந்த ஒரு நினைப்பு இருக்காது. ஆ. கண்
ம். ஆமாங்க, <chuckles> ம். ஆமாங்க. ம். தோணாது. ஏன்னா நம்மளுடைய உடல் நிலை ஆ சரியில்லாம இருக்கும், அந்நேரம் நம்ம சமைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை விறுவிறுன்னு முடிச்சுட்டு, நம்ம போய் ஓய்வு எடுக்கணும் கொஞ்ச நேரமாவது அப்டின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆ, நீங்க சொன்ன ம்.
எவ்ளோ பெரிய விஷயம். ஆமா. ஆமா, ஆமா. ஆமா, ஆமா. அதனால அந்த நேரத்துல வந்து, நம்ம தவறா? சரியான்னு? கேட்டீங்கன்னா, அ, எதுக்காக நம்ம பயன்படுத்துறோம் அப்டீன்றது ஒண்ணு இருக்கு. நம்ம நம்ம வேலைக்காகவோ, இல்ல நம்மளோட ஏன்னா, நம்பளுக்கு மனசோர்வுன்றது பெண்களுக்கு நிறையவே வரும். ம். சொல்லப்போணும்னா, நம்ம இருக்கிற வேலைகள நம்ம பாக்குற வேலைங்களுக்கு எல்லாரும் நெனச்சுப்பாங்க வீட்ல இருந்து ஈஸியாதான வேலை இருக்கு அப்டின்ற மாதிரி, நம்மளுக்கு நம்மளுக்கு தான் அந்த வலி தெரியும். வலி வேதனை தெரியும் அப்டினம் போது, அந்த போனால ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு ஆறுதல். அந்த <tsk> அதாவது வெளிய நம்மளால போக முடியாதுன்னும் போது அவங்களாவது வீட்ல இருந்து வெளிய போய் எல்லார் கிட்டயும் பேசி பழகி வெப்பாங்க வேலைல. நம்ம அப்டி கூட கிடையாது. வீட்ல இருந்தே வேலை பாக்குறோம்னா, யாரு நீங்க எல்லாம் இரு இல்லாத போது தான் நான் வேலைய பாக்க போறேன், அப்ப அதுவும் வெறுமையான வேலை தான். அப்டினம் போது, நம்மளோட பொழுது போக்கா, சில நேரம் நம்மளோட மனசையே மாத்தக்கூடிய, அ, ஒரு இடத்துல வந்து, அந்த போன் தான் நம்மளுக்கு ஒரு தனிமைய போக்கற கூடிய ஒரு இடத்துல இருக்கு. அதனால அது தவறும் இருக்கு, சரியும் இருக்கு. அ, என்னோட கண்ணோட்டத்துல நான் அப்டித்தான் பாக்குறேன், ஒரு 50 பர்சன்டேஜ் சரின்னா, ஒரு 50 பர்சன்டேஜ் தவறு. ஆனா, நம்ம பயன்படுத்துற தான் அதோட தவறான தவறுக்கான ஒரு வழியே இருக்கும் அப்படின்ற மாரி நான் நெனைக்கிறேங்க.
ம். ஆ. கண்டிப்பா, ம். ம். ஆ. <chuckles> தெரியும். அது உண்மதாங்க, ம். ம். ஆமாங்க. ம். ம். ம். அது உண்மைங்க. ம். ம்.